இப்ப நம்ம வேலை பார்க்கும்போது வந்து ஒரு மனநிலை இருக்கும். அதே மாதிரி வேலை இல்ல அப்படிங்கும்போது, நமக்கு ஒரு மனநிலை இருக்கும். அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து இத 2யுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபேஸ் பண்ணும்போது, அந்த வேலை இருக்கும்போது, நீங்க என்ன என்னென்ன மாரி மனநிலைகள் இருந்தது? அப் அத எப்படி நீங்க கையாண்டீங்க? அதே மாரி வேலை இல்லாதபோது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? அத நீங்க எப்படி கையாண்டீங்கன்றத, என்ட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
ம். ஆமாங்க. ம். ம். ம். ம். கண்டிப்பாங்க. மொதல்ல வந்துட்டு அ அ ஒரு வேலை பண்ணீட்டுருந்தேன். அந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறக்காக இடையில ஒரு ஒரு 6 மாதம் வேலை இல்லாத நெலைமை வந்துச்சுங்க எனக்கு.
ஓ! அப்படியா!
ம். என்னாச்சு அப்படீன்னா, ஒரு வேலை பண்ணிட்டுருக்கேன். அந்த வேலையில நெறைய மன அழுத்தம், எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதனால, "சரி! ஒரு நல்ல சம்பளம் குடுக்கக்கூடிய, மன அழுத்தம் இல்லாத வேலைக்கு போலாம்." அப்படீன்னு முடிவு பண்ணிட்டேங்க. அ முடிவு பண்ணீட்டு, சரின்னு இங்க வந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஒரு 1 மாத நோட்டீஸ் பீரியடுன்னு சொல்லிட்டாங்க. ம். நான் ஏன் ரிசைன் பண்ணேன்னா, அந்த புது வேலையில ஒரு 8 ரவுண்ட் இருக்குங்க.
சரிங்க. ஓ! சரி சரி.
ஆ. ஆ அதில நான் வந்துட்டு ஒரு 5 ரவுண்ட்க்கு பாஸ் ஆகிட்டேன்.
ஓ நல்லதுங்க.
ஆ கடைசி 3 ரவுண்ட் வந்துட்டு சும்மா அது ப அது ஒரு மாரி ரவுண்ட் அதில நான் பாஸ் ஆகிருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ம்.
ஓ அந்த தைரியத்துல வந்து இந்த வேலைய வந்து விடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க.
ஆமாங்க. நான் என்ன நெனைச்சேன்? அந்த 3 ரவுண்ட்டு வைக்கிறதுக்கும் இந்த ஒரு மாசம் நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும்ன்னு நெனைச்சு இங்க ரிசைன் பண்ணிட்டேன். போட்டுட்டேன்.
சரி சரி.
ஆ போட்டு நோட்டீஸ் பீரியட் ஆரம்பிச்சிருச்சசு. அ இங்க அந்த 6ஆவது ரவுண்ட்டு 5 ரவுண்ட் பாஸ் ஆகிட்டு அந்த 6ஆவது ரவுண்ட்க்கு 1 மாச காலமா இழுத்து அடிச்சுட்டே இருக்காங்க.
ஓ! ஐயையோ!
அது ஒரு வழி ஆயிட்டேங்க. அதாவது அந்த அந்த ந டைம்ல அ இந்த நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சு இவைய்ங்க வேற அந்த முடிஞ்சுருச்சு அவ்ள தான் வேலை இல்ல அப்படின்னு சொன்னதும்மே ஐயோ! போச்சு எல்லாம் போச்சே அப்டின்கிற மாரி ஆகி போச்சு.
<chuckles> கண்டிப்பா ஒ எல்லாருக்குமே மனநிலை அப்படிதானா வந்து நம்மளுக்கு யோசிக்க தோணும். இல்ல இப்ப பிராக்டிகலா பார்த்தோம் அப்டின்னா, அதுதான் வந்து உண்மை. அப்டிதான் நமக்கு தோணும். அவ்வளதான் போல முடிஞ்சுருச்சு போல அவ்வளதான் ஊத்தி மூடிட்டாங்க அப்டின்னு தோணும்
ம். ஆமாங்க. ம். ஆமாங்க. ஆ. ஆமாங்க இருக்குற வேலையும் விட்டுட்டோம் இன்னொரு வேலையும் கெடைக்கல. அதுவும் வேலை வாங்கிட்டு இந்த வேலைய விட்டுருந்தா அதில ஒரு நியாயம் இருக்கு. ஆ வேலை வந்துரும் அப்டின்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்ன்கிற மாதிரி. ம். <chuckles>
அ அவ்வளதான். நிச்சயமா. அதுதான் அதுதான். <laughs> அது வந்து இன்னுமே ம நம்ம மனநிலை வந்து பாதிக்கும் கண்டிப்பா. அப்புறம் என்ன பண்ணீங்க அந்த சூழ்நிலையில?
ஆமாங்க. ஏன்னா அந்த முடிவ நான் எடுத்தது. அ நான் எடுத்த முடிவு, என்னடா இப்டி ஒரு மக்கு பண்டாரமா இருக்கிறேன் நானு அப்டின்கிற மாதிரி. ஆ ஆமாங்க 2ஆவது செலவுக்கு காசு வேற கொறஞ்சு போய்ருது இப்போ, வேலை இல்ல. அ ஏற்கனவே வாங்கிட்டு வந்து சம்பளமே பரவாயில்லையே! வந்தா நல்லா இருக்குமே. அப்டிங்கிற மாரிதான்.
ஆ அப்படியெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சா உங்களுக்கு? ஆமா. அ. ஆ. அதான் ஏதோ சொல்லுவாங்கல்ல இ "இருக்கறதுக்கு ஆசைப்பட்டு பறக்கறதுக்கு நெனைச்சோம்னா" அவ்ளோதான் அப்டிங்கிற மாரி இருக்கு
ஆமாங்க "பறக்கறதுக்கு ஆசப்பட்டு இருக்கறத விட்டுட்டோம்" அப்டின்கிற மாதிரி ம் போச்சு. என்ன ரொம்ப வந்து மனசு வந்து என்ன ஆகுது? அப்டின்னா இப்ப இந்த வேலை அடுத்த அடுத்த வேலை கெடைச்சிரும்ன்கிற நம்பிக்கையும் போய்ருது இப்ப.
ஆ அதேதான். கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆ. ஏன்னா, அத தள்ளி போட்டே இருக்கிறாங்க. "ஒரு வேளை வந்து அவங்க ஏமாத்துறாங்களோ? அதுல வேலை இல்லையோ?" அப்படிங்கிற மாரியான எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு.
ஏன்னா, நம்ம மூளைக்கு வந்து அப்படித்தான தோணும். ஏன்னா வந்து, "இருக்கிறதையும் விட்டுட்ட ம், ம். போக போறதையும் இப்படி ஆயி போச்சே! என்னதான் செய்ய போற அடுத்து?" அப்படீன்னு அதுவே ஒரு மன அழுத்தத்தையே கொண்டு வந்து விட்டுரும்.
ம். ஆமாங்க. ம். ஆமாங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு.
ஆ. அப்புறம் என்ன பண்ணீங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரதுக்கு?
அ அப்ப என்ன பண்ணேன்னா, நான் வந்து, "சரி" அ அதாவது, "நம்ப சும்மாவே இருக்கறனால தான், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது அ நம்ம என்ன பண்ணலாம்ன்னா, ஒரு வாக்கிங் மாரி கொஞ்சம் போய்ட்டு வந்துரலாம்." அதாவது அந்த ஒரு நாள், 8 மணி நேரத்தை நான் வந்து இப்ப பிரிக்கறேன். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும், என்னென்ன பண்ணணும்?
<laughs> ஓ! அட்டவணை போட்டு, நீங்க வந்து இது இது பண்ண போறதா, அ வ் பிரிக்கிறீங்க. சரி, சரி.
<chuckles> ஆமாங்க. ஏன்னா, வேற வழி இல்லை. எனக்கு, என்னன்னா பைத்தியமே புடிக்கிற மாரி ஆயிடுச்சு. "அ ஏதாவது ஒரு முடிவு பண்ணாத்தான், நம்ம இதுலேருந்து தப்பிப்போம்." அப்படிங்கிறனால அட்டவணை போட்டு என்னை வந்து ரொம்ப அ பிஸியாவே வச்சுக்க ட்ரை பண்ணேன். ம், ம். ஆமாங்க. அ மொதல் 1 மணி நேரத்தில அந்த மாரி, நான் எடுத்தவுடனே வந்து கொஞ்சம் உடலுக்கு வந்து வேலை குடுக்கணும், அப்படீங்கிறதுக்காக "வாக்கிங் போயிட்டு வரணும்." அப்படிங்கிறது 1. அ வீட்டு வேலைகள் இதெல்லாம் தாண்டி, 8 மணி நேரம் என் கையில இருந்துச்சு. அதுதான் இப்ப பிரச்சனையே. அ தூங்குறது அதான். ம்.
ஆ. ஓ! நல்லதுங்க, நல்லதுங்க. ஆ. புரியுது, புரியுது. ஏன்னா இது வீட்ல இருக்க பெண்களுக்கு வந்து அது ஒரு சவாலான, சிக்கலான ஒரு விஷயம். "என்ன தான் பண்ணப் போறோம்? இது எப்படி தான் இந்த நேரம் போகும் நமக்கு? நேரமே போக மாட்டேங்கிதே." அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியா.
ஆமாங்க. ம். ஆமாங்க. ம். ஆமாங்க. அது வந்தா கூட பரவால்ல. வேலை போச்சு, வேலை போச்சுன்னேல்ல நமக்கு வந்து வ் அடிச்சுக்குது. ம்.
<laughs> ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. இதுல வீட்ல இருக்கவங்க வேற கூட கொஞ்சம் நம்மள வந்து பேசியே இது பண்ணிருவாங்க.
ஆ. நல்லா சொல்லுவாங்க. அதாவது அதுவும் நம்ம வந்து அ வே இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும் வீட்லன்னு யோச்சு பாருங்க. இப்ப எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஆமாங்க.
அதுதான், அதுதான். அந்த நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க ஒரு பழமொழி, "இருக்கிறதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது." அதெல்லாம் வந்து நமக்கு வந்துரும், அங்க.
ஆ. எல்லாமே வந்துரும். எல்லா திட்டும் அந்த பக்கம் வந்துரும். அ இருந்தாலும், அதெல்லாம் நம்ப எப்பும் போல கண்டுக்காம விட்டாச்சு. <chuckles> அதுக்கப்புறம், அ ஒவ்வொரு மணி நேரமா பிரிச்சு அதுக்கப்புறம் அந்த 6 எட் அ 6வது ரவுண்டுக்கு என்னெல்லாம் படிக்கணுமோ, அதெல்லாம் எடுத்து வச்சு ஒழுங்கா அத படிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆ. டெய்லி இந்த மாரி பண்ணிட்டே வந்துட்டு இருக்குறேன். ஆ அதே மாரி ஏ யோகா வந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம் மனசுக்கு, அ இந்த மூச்சுப் பயிற்சி அந்தமாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்குறது. அ அதுக்கப்புறம் வீட்ல எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்யுறது, அதாவது இல்லாத வேலையெல்லாம் உருவாக்கி, அந்த மாரியில்லாத வ்
நல்லது, நல்லது. ஆமா. கண்டிப்பா. ம். <laughs> அது கண்டிப்பா அது வந்து நெறய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேங்க. அது வந்து இது ஏதோ ஒரு ஓசிடி பிரச்சனன்னு சொல்லுவாங்க பாருங்க, எதயாவது செஞ்சுகிட்டே இருக்கணும், இந்த சும்மா உட்கார முடியாது. <chuckles> அப்டிங்குற மாதிரி, பொழுது கூட போக்க முடியாது, இந்த ஒரு டிவி பாக்குறதோ, வேற ஏதோ செய்யுறது கூட
அஹ. ஆமாங்க, அந்த மாரி தான். ம். ஆமா. அ. ஆஹா அதுலெல்லாம், வராது மனசு ம்.
ஆ, வேறு எதுவும் செய்யக்கூட மனசு வராது. அந்த ஏதாவது ஒரு வேல செஞ்சே ஆகணும். இத செய்வோமா அத செய்வோமா ஓடு அ ஏற்கனவே தொடைச்சு தான் வச்சுருந்துருப்பாங்க, அந்த அடுப்பங்காறயெல்லாம், அத திருப்பி திருப்பி தொடைக்குறதாகட்டும். ஒரு வீட வந்து மாப் போட்டு வச்சிருந்திருப்பாங்க ஏற்கனவே, அந்த சின்ன துரும்பு வந்து தூசின்னு சொல்லுவாங்க பாருங்க அது கண்ல பட்ட ஆ அது நெறய பேர நான் கேள்விப்பட்டுருக்கேங்க.
ம். ஆமாங்க. அ. ஆமாங்க. ம், ம். ஆமாங்க. ம் ஆமா, ஆமாங்க. அது இருந்தா மறுபடியும் தொடைக்குறது. அதே மாரி தான். ம், நான் என்ன பண்ணுவேன்னா அஹ. நான் என்ன பண்ணுவேன், எல்லா பொருளையும் எடுத்து அடுக்கி வெக்குறது. அ அதாவது இப்போ நான் அடுக்கி வெக்கலனா, 1 மணி நேரத்துல அது கலைஞ்சிடும்னு தெரியும். அ இருந்தாலும் எடுத்து அத எல்லாத்தையும் அடுக்கி வெக்குறது அதுக்கப்புறம், அ முன்னையெல்லாம் நாங்க வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வந்து மாப் போட்டுட்டுருந்தோம். அ இந்த வேல போனதுக்கப்புறம் தினமும் ஒருக்கா போடுறது அதுக்கப்புறம் நானே 1 நாளைக்கு 2 தடவ குளிக்குறது. நான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சு. அ எப்டியோ அந்த ஒரு 2 3 மாதங்கள்ல கடந்துக்கிட்டேன். அ கடந்தது
ஓ. சரி, சரி. <laughs> ஓ. ஓ. இதனால வந்து நீங்க உங்கள சுத்தப்படுத்துறது, வீட்ட சுத்தப்படுத்துறது அதிகமாகி போயிச்சே.
ஆமாங்க. அது இதெல்லாம் வ நல்ல விஷயம் தாங்க, அது இன்னும் எத்தன நாளைக்கு செய்யுறது. அப்டிங்குற மாரி. அப்புறம், அ 2 ம 2, 3 மாதங்கள் போயுறது இப்டியே. அ அது ஏதோ நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சக்காண்டி தப்பிச்சட்டேன்னு சொல்லலாம்.
அது ஒரு நல்ல விஷயம் தானங்க ஆனா. <laughs> ம். நிச்சயமா, நிச்சயமா. கண்டுபுடிக்காம விட்டீங்கன்னா, இன்னுமே ஒரு சிரமத்துக்கு உள்ளாயிருவீங்க ஏனா, அது நெர் இத நான் அனுபவிச்சுருக்கேன். ஒரு வேல இல்ல, அப்பிடின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதோ, பைத்தியம் பிடுச்ச மாதிரி இருக்கும். என்னடா! இப்பிடி இருக்கோம். நம்ம ஒன்னுத்துக்குமே ஆக மாட்டோம் போல ஆ, அதுதான்.
ம். ஆமாங்க அப்புறம். ம். ஆ, நம்ம எதுக்கும் லாக்கி இல்ல. ம். அதே மாரி தான் <laughs>
கண்டிப்பா. கண்டிப்பா.
அப்புறம், என்ன ஆகுது? அப்பிடினா, ஒரு 3 மாதங்கள் கழுச்சு, அப்புறம் 7வது ரவுண்டு, 8வது ரவுண்டு, எல்லாம் பாஸ் ஆகி, அ, ஒரு வழியா வேல கெடச்சுருது. அ, இதுக்கு நடுவிலேயே வந்துட்டு, வேற கம்பெனிலயும், அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அ, இதில கெடைக்காது, அப்பிடின்னு சொல்லிட்டு.
ஆ, ரொ மகிழ்ச்சிங்க. <laughs> ஓ, நல்லது. அதுலயும் கெடச்சிருச்சா?
ஆ. ஆ, அதில கெடைக்கல. அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்றோம். ஏன்னா, இதுவே 3 மாசம் இழுத்துச்சுன்னா, அதுவும் அப்பிடியேதான் பண்ணும். அதனால, அதில மொத ரவுண்டு மட்டும் போறது. அ, அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு அப்ளை பண்றது. அதில, ஒரு மொத ரவுண்டு போய் வக்கிறது. அ, அப்படி, ம அப்படி அ லைன் ஆ நடந்துட்டு இருக்கும்போது, எப்பிடி இதில, 8 மாசம் முடுச்சாச்சு. வேலையும் கெடச்சிருச்சு.
ஓ! நல்லதுங்க. நல்லதுங்க.
ஆ. <laughs> இது பரவால்லேங்க. இப்ப வேல கெடச்சதுக்கப்புறந்தான நம்மளுக்கு 2 வது மனநில பிரச்சனை வருது. அ
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அது வந்து இன்னும், அது ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தில நம்மள கொண்டு போய் தள்ளிராது. பயங்கரமா!
ஆமாங்க .இருந்தாலும் பிரச்சனை, இல்லையினாலும் பிரச்சனைங்கறமாரி இருக்குது, நமக்கு. ம்
<laughs> கண்டிப்பா. கண்டிப்பா.
அ இங்க என்ன ஆகுது? அப்டின்னா, அ என்ன சொன்னாங்கன்னா, "1ரே மாதத்தில பயிற்சி முடிஞ்ச உடனே உங்களுக்கு நாங்க வந்துட்டு, ந ஒரு உயர்வு போட்டுக் குடுப்போம்" அப்டிங்கிற மாரி சொல்லி தான் சேந்தது. ஆ ஆனா, அந்த ஒரு பயிற்சியே எனக்கு 1 1/2 மாசம் ஆக்கிவிட்டாங்க. 1 1/2 மாசம் 2 மாசம்.
சரி. அச்சச்சோ! அதுக்கு ஏதாவது வந்து, இந்த ஸ்டைஃபண்ட்ன்னு சொல்லக்கூடிய ஊதியம் எதாவது குடுத்தாங்களா?
அது குடுத்தாங்க. ஆனா எனக்கு அது வேண்டாமே, எனக்கு சம்பளம்ல வேணும். அதனால
<laughs> கண்டிப்பா அது வந்து கு ரொம்ப குறைவால குடுப்பாங்க. அந்த ஸ்டைஃபண்ட் வந்து ரொம்ப குறைவா குடுப்பாங்க.
ஆமாங்க. ம். அ எனக்கு பயிற்சி வந்துட்டு அது இப்ப அதுல ஏன்னா, இதுல அது பிரச்சனை இது அது பிரச்சனை அப்டிண்ட்டு, அப்புறம் இந்த ஸ்டைஃபண்ட்டு நேரத்தில லீவ் எடுக்கக்கூடாது.
ஆமா. கண்டிப்பாங்க. அது வந்து பெரும்பாலான கம்பெனிக்கள் வந்து, அதுதான் வந்து மொத நம்மட்ட கையெழுத்து வாங்குவாங்க. நீங்க வந்து இந்த அதுவும் ஒரு சில கம்பெனிலாம், 3 மாசம், 6 மாசம் வரைக்கும்லாம் வந்து இந்த மாரி, இந்த ட்ரெய்னிங் பீரியடுன்னு சொல்லக்கூடிய அந்த பீரியட வந்து, கொண்டு போவாங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஆமாமா.
ம். இந்த மாரி ஆமாங்க. ம். ஆமாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. ம். அ அதனால, அந்த லீவு எடுக்குறதெல்லாம் ரொம்ப வ் இதா இருந்தது. அதாவது, எப்போமே நம்ப எங்கேயுமே போகாம வீட்லயே தான் இருப்போம். ஆனா, இந்த மாதிரி லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா தான், ஏதாவது நமக்கு வந்துரும் அப்டிங்குற மாரி. ம்ஹ்
<laughs> கண்டிப்பா. அந்த சூழ்நிலையும் சேந்து நமக்கு சதி பண்ணும், அப்பதான். <chuckles>
அஹ ஆமாங்க. அ அப்புறம் இத சமநிலைப் படுத்தறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஏய் "முடியாதுப்பா. அ 1 1/2 மாசத்துக்கு என்னைய யாரும் டிஸ்டர்ப் பண்ணிறாதீங்க" அப்டிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா வீட்ல இருக்கற மாரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ம் இருந்தாலும், எப்படியும் அதை சமாளிச்சோம். அ 2வது என்ன அப்டின்னா, அதுக்கப்புறம் அப்றோ ஒரு அ சம்பளம் வந்த ஆரம்பிச்சதுக்கப்புறம், அ லீவ் எடுக்கலான்னு பாத்தா, அ ஏன்னா 1 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். இப்ப எனக்கு ஏதாவது "வயித்து வலிக்கு லீவு வேணும்" அப்டின்னு கேட்டா, அ சிக் லீவே 1 நாளைக்கு முன்னாடி அ.
வயித்து வலிக்கலாம் அ எப்டிங்க சிக் லீவ் வந்து இது பெரும்பாலான கம்பெனில இப்டிதாங்க பண்றாங்க. அ காய்ச்சல் வருதுங்கிறது நம்மட்ட சொல்லிட்டு தான் வருமாங்க? நாளைக்கு எனக்கு காய்ச்சல் வரப்போது. அ நீ இன்னைக்கே மாத்திரைய போட்டு சரி பண்ணிரு. ஏன்னா, நான் வந்து உனக்கு காய்ச்சல் வந்தா, நான் லீவு தரமாட்டேன் <chuckles> அப்டிங்கிற மாதிரி, என்னோட கணவரு ஓட கம்பெனிலயும் அப்டிதாங்க. ஒவ்வொரு சிக் லீவ் எடுக்கிறதுக்கு கூட, நீ ஏன் முன்னாடியே சொல்லலன்ற <chuckles> மாரி தான் கேட்பாங்க. அ மேனேஜரு "நேத்து போம்போது நல்லாதானே இருந்த? இன்னைக்கு என்ன உனக்கு ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. <chuckles>
ஆமாங்க. ம். ஆ. ஆமா. அதேதான். ம். <chuckles> அஹ. ஆமாங்க. எனக்கும் அப்டி தான் பண்ணாங்க. ஆ ஆமா, அதேதாங்க. எனக்கு என்னாச்சு? நான் ஒரு தடவ, கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, அ வயித்து வலி, அ நம்மளுக்கு மாச மாசம் வர வயித்து வலி வந்தா அ மொத நாள் செஞ்சுட்டேன். ம் 1 நாளைக்கு முன்னாடி தான லீவ் எடுக்கணும்! எனக்கு நாளைக்கு வயித்து வலி லீவ் லீவ் குடுங்கன்னு கேட்டேன். அப்புறம் எப்டிம்மா, "நாளைக்கு வயிறு வலிக்குதுன்னு உனக்கு இப்ப எப்டி தெரியும்?" அப்டின்னு கேட்டாங்க. "இன்னைக்கே எனக்கு வலிக்குதுங்க. அ நாளைக்கு என்னால உக்காந்து செய்ய முடியாது. அ அதனால, எனக்கு நாளைக்கு லீவ் வேணும். சிக் லீவு வயிறு வலி." அப்டின்னு மெயில் போட்டுட்டேன். ம். அப்புறம்,
<laughs> ஆ. <chuckles> ஆ. நல்ல யோசனையா இருக்கே இது!
ஆ சா எங்க மேனேஜர் ஷாக் ஆயிட்டாரு, அ மறுடியும் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு ம் நாளைக்கு வயித்த வலின்னு நீங்க போட்டிருக்கீங்க மேம், கொஞ்சம் நல்லா பாருங்க மெயில. அப்டின்னு சொன்னாரு. நிஜமா இன்னைக்கும் வலிக்குங்க சார், நாளைக்கு அது வலிக்கும், நாளான்னிக்கும் கூட வலிக்கும். ஆனா, எனக்கு நாளைக்கு 1 நாள் லீவ் போதும். அப்டின்னு
<laughs> ஆ. <laughs> அ இது ஒரு நல்ல யோசனையா இருக்குங்க நிஜமாலே. இந்த இது கூட வந்து பின்பற்றலாம் போல இருக்கே.
ஆமாங்க. ம். அ அப்டி நான் ஒரு தடவ போட்டதுக்கப்புறம் 2ஆவது மாசத்தில இருந்து எனக்கு 1 நாளே லீவ் குடுத்துவட்டாங்க.
ஓ! நீங்க வந்து மறைமுகமா சொல்லிருக்கிங்க. என்னால முடியாது. நீங்க வந்து நான் சொன்னாலும் கேட்க மாட்றீங்க. இந்த இடத்தில நான் இப்டி தான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு.
ஆ ஏனா ம். ஆமா. ம். <laughs> ஆமா அப்டிங்கிற மாரி, அ மொத மாசம் மட்டும் தான் நான் வந்து 2வது நாள் லீவ் கேட்டேன். அதுக்கு அடுத்த மாசங்கள்லலாம் எனக்கு நான் லீவ் கேட்டா குடுக்கணும் இல்லைனா, நான் அடுத்த நாள் லீவ் போட்டுக்குவேன். இல்லைன்னா 2 நாள் தொடர்ந்து போடுவேன். அப்டின்லாம் சொல்லி அப்புறம் ஒரு வழியே எனக்கு வந்து, நான் எப்போ லீவ் கேட்கேனோ, அப்போ 1 நாள் ஆயிரும். 1 நாள்னா ஓகே தானே அப்டின்னு 1 நாள் வாங்கிக்குவேங்க. அ <laughs> அ.
<chuckles> அருமைங்க, அருமைங்க. ரொம்பவே அழகா வந்து நீங்க எப்டி எப்டி வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்ச போதும் சரி, வேலை இல்லாத நிலையிலயும் சரி, அந்த வேலை கிடைச்சு அதில உள்ள சிக்கல்கள, நீங்க வந்து சரி செஞ்ச விதமும் சரி, அதேபோல வந்து நீங்க விடுப்பு எடுக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறைகள்னு வந்து நீங்க ப பின்பற்றினீங்கன்னு எனக்கு கொஞ்சம் நல்லாவே அழகா சொன்னீங்க, கத்து குடுப்பீங்க. <chuckles> ஆ ரொம்பவே மகிழ்ச்சிங்க. உங்ககிட்ட பேசுனதில ரொம்பவே மகிழ்ச்சி! நன்றி!
ம். ம். <chuckles> ம், ம். ஆ எனக்கும் உங்களுடன் பேசினதில மிக்க மகிழ்ச்சிங்க! மீண்டும் பேசலாங்க.
நன்றிங்க.
நன்றிங்க.